ம். அதுல இன்ன ஒரு கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா, அ முயலும் வெல்லும். அந்த கதையில வந்து முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை தான் வெல்லாது அப்டின்னு சொல்லுவாங்க.
ம். ஆமா. ஆ. ம். கண்டிப்பா ஆமா. கண்டிப்பாங்க. முயலாமையும் வெல்லாது. கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்லுவாங்க. ஆனா. ம்.
ஏ! ஆமா ஒரு வி முயற்சிய வந்து நம்ம எடுக்கணும் இல்லையா? என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய அந்த பங்களிப்பு, நம்மளுடைய முயற்சி இவ்ளோ முயற்சி பண்ணு தோத்துட்டோமே அப்டின்னா, அந்த தப்பு கெடையாது. ஏன்னா, நம்மளுடைய அவ்வளோ முயற்சி போடருக்கோம். அது திரும்ப அடுத்து ம ரவுண்ட்ல வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு நெறைய ஒரு நல்ல விஷயமா அது அமையும். அத விட்டுட்டு நம்ம எந்த முயற்சியுமே பண்ணாம நான் ஜெயிக்கல, ஜெயிக்கல அப்படின்னா, அது தப்பு இல்லையா? அதுக்கு தான் இந்த கதைய சொல்லுவாங்க. <chuckles>
ம். ஆமா. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ஆமா. அதே மாரி. ஆமாங்க. அதே மாரி இந்த அ Chhota Bheem இருக்கு இல்லைங்களா? அத பாத்துட்டு, அ லட்டு சாப்பிடா ஸ்ட்ரென்த் வரும். அப்டீன்னு அப்டின்னு ஒரு, ஒரு அதுங்களுக்குள்ளேயே ஒரு இது லட்டு சாப்ட்டா ஸ்ட்ரென்த் வரும் அப்டின்னு சொல்லிட்டு. அப்போ அப்ப இவங்க பாட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வாட்டி ஆ ஜோ சோ Chhota Bheemவுடய ம். எதுலயே என்னது அவங்களுடைய வரலாறுலயே வந்து, நம்ம கிருஷ்ணருடைய கதைய உள்ள கொண்டு வந்தாங்க. கிருஷ்ணர் எப்படி வெண்ணெய வந்து எடுத்தது, எடுத்தது திருடி வாயில போட்டு, போட்டு அவரு வந்து அந்த குறும்புகள்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்காரு. ஆ வேர்கடல ப படுத்தூங்கிட்டுருக்காரு. பாம்ப வந்து வ இந்த வாயி பாம்பு மேல படுத்துட்டுருக்காரு. நீயும் நாளைக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாகலாம். சோ Chhota Bheemமும் அவங்கள பாத்து தான் வளந்தாங்க. <tsk> இப்ப என்ன பண்றாங்க பாருங்களே அந்த மரபு கதைய வந்து இதோடயும், அதோடயும் கம்பேர் பண்றாங்க.
ம்ஹ்ம். அ. ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம், ம், ம்.
கம்பேர் பண்ணி, இப்ப இருக்க அந்த இணையதளத்துக்கு ஏத்த மாரி அதுங்களுக்கு டேஸ்ட் அந்த Chhota Bheem டேஸ்ட்லயே அந்த சாமிக்கு அத உள்ள புகுத்தி, அதுங்களுக்கு இதுதான் முக்கியாம் இதெல்லாம் சாப்பிடணும் இப்டிதான் இருக்கணும். அப்டின்னு அவுங்க கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது ஆமா.
ம், ம், ம். அழகுல்ல அதாவது அந்த பழைய கதைகளோட இந்த காலகட்டத்துக்கு அந்த குழந்தைகளுக்கு எந்த மாரி சொன்னா புரியுமோ, அந்த மாரி எடுத்துட்டு போய் சேக்குறாங்கல்ல?
ம். ம். கண்டிப்பாங்க.